ஓஹோ! பாதிரியார்ட இருந்ததுங்களா?
ஆ, அது வந்து இவுங்க பசங்களோட ஸ்கூல்ல இருந்து வரவும், நான் அப்படியே பயந்து போயிட்டேன். என்னடா புள்ளைங்களுக்கு ஏதாச்சும், என்ன அதுன்னு நான் போய் போன் எடுத்தேன்.
அடடா! ம். ஆமா, கண்டிப்பாங்க. எனக்கு புரியுது. ஏன்னா, ஆ பள்ளிகள் பள்ளிக்கு போன பசங்கள்ட்ட இருந்து போன் வருது அப்படினாவே, ஏதோ ஆச்சோ! என்னமோ! அப்படிங்கிற பதபதப்பு அப்படியே வந்துட்டே தான் இருக்குங்க.
ம். ஆமா, ஒரு பதட்டம். ஆமாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னோட மாமனார், மாமியாருக்காக சமையலும் செஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு வ ஒரு சைடுல, போனை பிடிக்க முடியல. ஆனா, யார் போன்னு பாத்தப்போ, ஸ்கூல்ல இருந்து போன். அய்யோ! என்னவா இருக்கும்னு போன் எடுத்த உடனே அவங்க சொன்னாங்க, போன் எடுத்த உடனே அவங்க சொன்னது ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அப்படடி அந்த முதல் வார்த்தைய கேட்ட உடனே எனக்குலா நிம்மதி வந்துருச்சு.
ம். சரிங்க. ஆஹா, சரிங்க. ம். ஆஹா, பரவால்லங்க. ம். <laughs> ம். ம்.
சரி, அடுத்தது என்ன நம்ம தலையில போகும்? புள்ளைங்க ஏதாவது சேட்டை பண்ணிட்டாங்களா ஸ்கூல்ல? அப்படின்னு போய்கிட்டு இருந்துச்சு.
ஆ. சரி, சரிங்க.
அ. அப்படின்னு பாத்தப்போது அவுங்க சொன்னாங்க, பயப்பட வேண்டாம். நீங்க வந்து எங்களுக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா? அப்படின்னு கேட்டாங்க.
அப்பாடா! இப்ப தான் மனசுக்கு நிம்மதியா இருந்திருக்கும், என்னங்க?
அடுத்த பயம் வந்துச்சு. எங்கேயாவது நம்மள வந்து சமைச்சு கொடுக்க சொல்லப் போறாங்களோ?
<snorts> ஓஹோ! பாத்தீங்களா நமக்கு எண்ணம் எப்படி போகுதுன்னு? அ.
எல்லாத்துக்குமே இப்ப அப்படியே நெனைச்சுட்டு இருந்தே. என்ன சொன்னாலும் பயந்துகிட்டு இருந்தேன். இந்த தென்னாலி படம் பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி இருந்தேங்க. ஏன் அப்படி இருந்தேன்னா, எனக்கு தனி உரிமை அன்னைக்கு இல்ல.
அ, ஆஹ. ஆமா, ம்.